ஆமா. இ கேட்பாங்க இந்த மாரி, ரிமோட் எங்கன்னு. "நா பாக்கல, நா எடுக்கல. சும்மா என்ன வந்து கேட்டிங்கன்னா, அவ்வளோதான். நானா இந்த வீட்ல வந்து டிவி பாத்துட்டே இருக்கேன்? அப்பாவும், பொண்ணும் தான் எப்ப பாரு டிவியும், ஃபோனுமா இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு வேல செய்றதுக்கே எனக்கு நேரம் பத்தல" அப்படீன்னு நா கத்திருவேன். ஆனா, அது என்ன அறியாமலே நான் எடுத்திருப்பேன். அது எடுத்தேன் கூட, என்னுடைய அந்த மூளைக்கு போய் தகவல் போயிருக்காது. அது என் கையி தெரியாம எடுத்திருக்கும். எதோ சமைக்கிறப்போ அந்த எதோ தீஞ்சிருக்கும், அதனால பட்டுன்னு அத போட்டுட்டு கரண்டி எடுத்து கெளறியிருப்போம்.
<laughs> <gasps> <laughs> <laughs> <chuckles>
அதே மாதிரி, எங்களுடைய கிச்சன் மேஜை இருக்கு பாத்தீங்களா? அதுவும் கருப்பா இருக்கும். இந்த ரிமோட்டும் அதே கலர்ல நல்ல கருப்பு. அந்த கருப்புல கொஞ்சமாச்சும் வித்தியாசம் தெரியணும்ல்ல. அந்த ரிமோட்டு தயாரிச்சவரு வந்து அதுக்கு மேல போல. அ வேற கலர்ல எதுவுமே அந்த பட்டன் கூட இருக்காதுங்க. அந்த பட்டன்ல, குட்டியா ஒரு "2, 3" அப்படீன்னு வெள்ள கலர்ல குட்டியா தான் இருக்கும். அது நா குப்புற கவுத்து போட்டன்னா முடிஞ்சுது. ஒரு வீடு கெடைக்கவே, கெடைக்காது. <laughs>
<laughs> ஆமா. ஓ! தெரியும். அதான் நீங்க சொல்லுவீங்கன்னு நெனைச்சேன். அ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அ ஒரு சில வீடுகள்ல நானே பாத்துருக்கேன். அதாவது டிவி ரிமோட்லயே வந்து நம்ப வந்து மத்த இதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க எந்த கனெக்க்ஷன் எடுத்துருக்காங்களோ, அதுக்கு ஒரு ரிமோட் வச்சிருப்பாங்க. இந்த 2த்துல, இத ஒண்ணயும் உன்னோன்னு வேற எங்கேயோ வச்சுட்டு, அத தேடிட்டே இருப்பாங்க. அந்த மாரியா? உங்க வீட்ல ஒரே 1 ரிமோட் தானா?
ம். ஆமா. இல்ல, இல்ல. 2 ரிமோட் இருக்கு. 1 வந்து நா இந்த "அமேசான் ஃபயர் ஸ்டிக்" அது வச்சுருக்கோம். எங்களுக்கு டிஷ்ஷு அந்த கனெக்ஷன்லாம் குடுக்கல. நாங்க இது 1 ரிமோட் வச்சுருக்கோம். இன்னொன்னு வந்து டிவி ரிமோட். டிவி ரிமோட்ட வந்து என்ன பண்ணுவோம்ன்னா, எப்பயுமே வந்து ஒரு ட்ராயர்ல வச்சுருவோம், அத நாங்க எடுக்கவே மாட்டோம். ஏன்னா, 2 கையாண்டோம்ன்னா பிரச்சனை. அதுல சத்தம் மட்டும் நாங்க வச்சுட்டு, எவ்வளோ தேவையோ, மறுபடியும் சத்தம் கொறைக்கணும், ஏத்தணும் அப்படீன்னா, இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் ரிமோட்ல தான் உபயோகப்படுத்துவோம். மத்தபடி, அந்த ரிமோட் வந்து அது இருக்கும். அது பாதுகாப்பா தான் இருக்கும். டிவியோட ரிமோட்டு. இந்த ஃபயர் ஸ்டிக் ஆமா. <laughs> இந்த ம்.
ம்ஹ்ம். ஓ! <laughs> ரொம்ப தேவைப்படுறத் <chuckles> எதோ ஒரு ஒரு அ ஜோக் வீடியோல வந்து பாப்பேன். அவ் அவுங்க வந்து ஃபோன் தேடிட்டே இருப்பாங்க. கையில வந்து அ டார்ச் அடிச்சு. அப்புறம் பாத்தா, அது ஃபோன் டார்ச்சா இருக்கும். அதான் அவுங்க ஃபோனாவே இருக்கும். <laughs> அந்த மாரி, இந்த மொபைல் ஃபோன வந்து நம்ம அது நம்மளோட ஒரு அங்கம் மாதிரி ஆயிடும். அது இங்க எங்கேயோ கண்ணுக்கு எதிர தான் இருக்கும். ஆனா அது தெரியாது. இல்ல, கைகள்ல தான் இருக்கும், தெரியாது. அந்த மாரி எதாவது நடந்திருக்கா உங்க வீட்ல?
ம். ஆமா. <laughs> இது நடக்கும். ஆமா.